கண்டிப்பாங்க. அப்ப அந்த விஷயம் இல்லாம, வேற என்ன JETIXல இது போடுவாங்க. "சக்திமான்" போடுவாங்க. அது பார்ப்பேன்.
ஆமாங்க. அதெல்லாம் எல்லா நம்ம குழந்தை பருவத்தில நம்ம சாயந்திரம் ஆனா உட்காந்துடுவாங்க உட்கார்ந்து. <chuckles>
கண்டிப்பா, நிச்சயமாங்க. அப்புறம் அது பார்ப்பேன். அதுக்கு அப்புறமா வந்து இப்போ கொஞ்சம் போக போக இந்த "சின்சான்லாம்" இருக்குங்க. அதெல்லாம் கூட நான் பார்க்க ஆரம்பிச்சேன் பாதி நேரங்கள்ல. அது எனக்கு ரொம்ப பிடிக்குமங்க.
உங்களுக்கு நல்லாயிருந்துச்சாங்க புடிச்சிச்சா?
ஆ "சின்சன்" எனக்கு பிடிக்குங்க. அ அதுக்கப்புறமா வந்து "டோரேமோன்" அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அது பார்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து இந்த "ஃபினிஷ் அண்ட் பர்புன்னு" ஒரு கார்ட்டூன் இருக்குங்க. அதுவும் வந்து இந்த Disney சேனல்ல வந்து போடுவாங்க. அந்த விஷயம் பார்ப்பேன். அப்புறம் இந்த Pogo அப்படின்னு ஒரு சேனல் வந்தது தெரியுங்களா அந்த சைன்ஸ் "சயன்ஸ் ஆஃப் ஸ்டுப்பிட்" அப்படிலாம் போடுவாங்க.
ஓ! சரிங்க. ம். ம், ஆமா. தெரியும், தெரியும். ஆ. ஆமாங்க. ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாரி சொல்லி தருவாங்க.
ஆமா. அது அப்புறம் "மேட் மேக்ஸ்ன்னு" சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம்மு.
ஆ, ஆமா. சு சுலபமா சொல்லித்தருவாங்க.
ஆமா. சுலபமா நமக்கு சொல்லி தருவாங்களே! எப்படி வரையணும்? எந்த மாதிரிலாம் வந்து ஆர்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த விஷயங்கள்லாம் நான் பார்ப்பேங்க. அப்போ நமக்கு அந்த சின்ன குழந்தையில இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எழுதி வேற வச்சுப்பேங்க நோட்ல என்னென்ன கதாப்பாத்திரம் வந்து எப்ப எப்போ எல்லாம் போடுகிறாங்க? சேனல்ல ஒரு ஜாக்கி சான்னா இருக்கட்டும், இல்ல டோரா புஜ்ஜியா இருக்கட்டும். இதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். அ இன்னைக்கு இந்த நேரத்தில இன்னைக்கு போடுறான். ஆமாங்க. அப்போ அதுக்குள்ளயே வந்து நம்ம ஹோம்வொர்க் முடிக்கணும். இல்லன்னா, ஹோம்வொர்க் முடிக்கலன்னா வீட்ல திட்டுவாங்க இல்லையா. அப்போ இந்த இந்த விஷயத்துக்குள்ள அ ஹோம்வொர்க் முடிச்சா தான் இந்த நேரத்தில நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து இந்த நேரம்லாம் பார்க்கத் தெரியாது சிறு வயதில.
அட கடவுளே! அந்த அளவுக்கு பண்ணுவீங்களா? ஆ. ஆமாங்க. ம்.

சரி.
அதாவது ஆ, அந்த கார்ட்டூன் சேனல் 1 பக்கம் இருக்கட்டுங்க. நம்ப இந்த பெரியவர்கள்லாம் வந்து சீரியல் பார்ப்பாங்க அப்போ இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து இந்த சீரியல்கள்லாம் பார்ப்பேன். ஆ என்னவா இருக்கட்டும்.
ம். ஆமாங்க. ஓ! என்னென்ன மாதிரியான சீரியல்கள்?
கண்டிப்பாங்க அங்க கோலங்கள், இந்த மெட்டி ஒலி, இந்த சித்தி, இந்த திருமதி செல்வம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம்.
ஆ. <chuckles> அந்த பாடலு அந்த நீங்க சொல்லணும்னே எனக்கு அந்த பாடல்களே ஞாபகத்துக்கு வருதுங்க. கோலங்கள், கோலங்கள்.
கண்டிப்பா. அந்த மெட்டி ஒலி, அப்டிங்கிற 1 சீரியல்ல 1 பாடல் வரும் இல்லையா, ரொம்பவே நல்லா இருக்கும். அத பார்க்கவே கேட்கவும் நல்லா இருக்கும் அது.
ம். ஆமாங்க.
கண்டிப்பாங்க. அப்போ அந்த மாரி சீரியல்கள்லாம் வந்து என்னுடைய பாட்டி தாத்தா கூட உட்கார்ந்து நான் சிறு வயதில பார்ப்பேங்க கண்டிப்பா. அதுக்கு அப்புறமா வந்து நெறைய பேய்த் தொடர்கள்லாம் கூட போடுவாங்க. இரவு நேரங்கள்லல அந்த விஷயங்கள் நான் பார்த்து இருக்கேன். அதாவது இந்த "காத்து கருப்பு" அப்டின்னு 1 நாடகம் இருக்கும். அதுக்கப்பறம் இந்த "ஜென்மம் மேக்ஸ்" அப்டின்னு சொல்லி 1 நாடகம் இருக்கும்ங்க. இதெல்லாம் கூட நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த சன் டிவில போடுவாங்க. கே டிவில வந்து இந்த மதியான நேரங்கள்லல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் போடுவாங்க. அப்ப பார்க்கவே நல்லா இருக்கும். ஆமாங்க நெறைய விஷயம். இந்த "அனகுண்டா" அப்டின்னு சொல்லி ஒரு படம், இந்த "ஜுராசிக் பார்க்" அப்படின்னு ஒரு டைனோசர் படம், இந்த Harry Potter.
ம். சரி. ஆமாமா. ம். ஓஹோ! அப்டியா. ம். ஆமாமா. ம். அது சன் டிவிலேயே போடுவாங்களேங்க மதியம் வேளையில 12:00 மணிக்கே ஏதோ போடுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம். ம். நல்லாருக்கும் அது பார்க்க நம்ம வார இறுதியில உக்காந்து பார்க்கறது.
கண்டிப்பா.

ஆமா. எங்க அம்மா இன்னும் சொல்லுவாங்க. அ அவ கண் முன்னாடியே இருக்கு. ஆனா அவ வந்து நம்ம வந்து தேட சொல்றா. அவளுக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னு சொல்வேன் நான்.
ம். ஆ அதேதான். ம்.
கண்டிப்பாங்க. அப்புறம் அந்த மாரி டோரா புஜ்ஜி பார்ப்பேன்.
ஆனா. அந்த இது "டோரா புஜ்ஜி" பார்க்க கொஞ்சம் கடுப்பா இல்ல. அப்போ அந்த வயசுலயே நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமா போகும். போக போக வந்து கடுப்பா இருக்கும். இல்லைன்னா கண்ணு நீங்க சொன்ன மாதிரி கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு "நீ நீ சொல்லு நீ சொல்லு." அப்படின்ற மாரி இருக்கும். அத பத்தி உங்களோட கருத்து என்னங்க?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. அது என்னது அப்போ வந்து நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நாம சொல்றோம்ன்னு போக போக நமக்கு அது வந்து ஒரு கடுப்பான விஷயமா மாறிடும் இல்லையா. அப்புறம் இந்த ஜாக்கி சான் இருக்கும்.
ஆமாங்க. ஆமா ஆமா.
அந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த விஷயங்கள் பார்ப்பேன் ஜாக்கி சான் அப்படின்னு. அதில எனக்கு ஜூலி ரொம்ப பிடிக்கும். அங்கிள் ரொம்ப பிடிக்கும். அந்த கதாபாத்திரத்திற்காகவே நான் அந்த விஷயம் பார்ப்பேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த "குளோரியா வின் வீடு" அப்படின்னு சொல்லி போடுவாங்க.
ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூனங்க அது.
கண்டிப்பா. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த "குளோரியா வின் வீடு." அதுக்கு அப்புறமா வந்து "சூப்பர் சுஜின்னு" ஒண்ணு போடுவாங்க. அந்த பாடலே வந்து கேட்க நல்லா இருக்கும். இல்லையா?
அ. ஆமாங்க. <laughs> ஆமாங்க. அப்புறம் பேய் அதான் "டேஞ்சர்ஸ் ஸ்கூல்"லலாம் போடுவாங்க. அதெல்லாம்.
ஆமாங்க. டேஞ்சர்ஸ் ஸ்கூல் ரொம்ப சூப்பர்ரா இருக்கும். அதுவும் வந்து ஒரு வெட்னஸ்டே, வெட்னஸ்டே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கும் போதே நல்லா இருக்கும்.
ம். ஆமா. இரவு 8:00 மணிக்கு போடுவாங்க.
ஆமாங்க. அந்த விஷயம் பார்ப்பேன். அதுக்கு அப்புறமா வந்து "செட்ரிக் ஸ்கூல்ன்னு" போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் தான் பார்த்தேன்.
ம். ஆமா நல்லாயிருக்கும் அதுவும். அப்புறம் "ஜீபூம் பாயும்" நல்லாருக்குங்க.
அது பார்ப்பேன். ஆமாங்க "ஜீ பூம்பாயா" கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த விஷயம் இந்த சுட்டி டிவில வர்ற அந்த நாட்கள்ல வர்ற எல்லா கார்ட்டூன்யும் பாத்துடுவேன். அப்புறம் "சிந்து பாத்" கூட போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறமா வந்து, இந்த இதில வந்து இதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் இந்த 'கார்ட்டூன் நெட்வொர்க்' அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் இல்லையா. அதில வந்து அந்த 'மிஸ்டர் பீன்' பார்ப்பேன். "பென்டன்" பார்ப்பேன். அதற்கு அப்புறமா வந்து "டாம் அண்ட் ஜெர்ரி." ஆ அதுக்கு அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் கார்ட்டூன் நெட்வொர்க்ல போடுவாங்க. ஜெட்டாக்ஸ்ன்னு ஒரு சேனல் வந்தது. அதை தான் வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கு அப்புறமா வேற பெயர்ல. அப்போ அந்த ஜெட்டாக்ஸ்னு சேனல்ல வந்து 'பவர் ரேஞ்சர்ஸ்' போடுவாங்கங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கலர் ரேஞ்சர்ஸா இருப்பாங்களா. அதில "நான் பிங்கு நீ ரெட்" அப்படின்னு வேற சண்டை போட்டுப்போம். நான் எங்க தம்பி அக்கா எல்லாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் பார்ப்பேன். சின்ன குழந்தையில எனக்கு இது மட்டுமே தான் வந்து பொழுதுபோக்கா இருந்துச்சுங்க. ஏன்னா தொலைக்காட்சி வந்தோனே இல்லையோ உட்காந்து எல்லாமே பார்த்துணும். நாளைக்கு காலையில பள்ளியில போய் அந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க தோழிகளோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இல்லன்னா தூக்கமே வராது.
ம். அஹ. ம். ஆமாங்க. ம். டாம் அண்ட் ஜெர்ரி. ம். ஓ! <chuckles> இருந்துக்கணும். <chuckles> ஆமாங்க. சரியா சொன்னீங்க. அதேதான் ஒருத்தர் ஏதாவது ஒன்னு பார்த்தாங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே வந்து "நீ இத பாருடி நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, அவங்க நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சுடுவோம்.
இல்லையா?